ஓகேங்க!
அங்கே இருந்துதான் வந்து பல அ வந்து தங்கம் வந்து, இப்போதைக்கி இந்தியாவுல இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அப்ப அந்த பகுதியில வந்து, இவரு என்னுடைய மாமனாருக்கு வந்து, ஒரு 10 ஏக்கரு அ ஒரு நிலம் வந்து வாங்கி வச்சிருக்குறாரு.
தோண்டி எடுக்கிறாங்க. சரிங்க! நிலம், நிலம் இருந்தது. அற்புதம்! அற்புதம்! சொல்லுங்க.
ஆ, அவரு என்ன ஆச்சுன்னா, அவருடைய அந்த ரிடையர்மென்ட்னு சொல்லுவோம் இல்லேங்களா! அது ஓய்வு பெற்றாரு. வ அ அதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு நான் விவசாயம் பண்ணப்போறேன். அப்பிடின்னு 1 ஆரம்பிச்சாரு. விவசாயம் பண்ணுனாரான்றது, அது வேற விஷயம். அப்போ அவரு வந்து அவருடைய ஆசை 1 இருந்தது இல்லயா! நான் இது பண்ணணும் அப்பிடின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து பண்ணும்பொழுது அந்த இடத்த வந்து அ ச சரிசமம் பண்ணிட்டு அது சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. அப்ப எங்களலாம் அழைச்சாரு. "நீங்களும் வாங்க நம்ம வந்து எப்பிடி இருக்குன்னு பார்க்கலாம்" அப்பிடின்னு சொல்லிட்டு, ம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நிலம் இருக்கும். நிலத்த ஒட்ன மாதிரி வந்து அந்த க கிருஷ்ணா நதி நீர் இருக்கு இல்லேங்களா!
ஆமா, ஆமா, ஆமாங்க. சரிங்க. அடடா! சரிங்க. கண்டிப்பா. ஓகே. சரி. ஓகே, ஓகே. வாவ்! சூப்பருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா நதி கரையில அமைஞ்ச ஒரு நிலம் இல்லேங்களா!
அ, அது நதிக்கரைன்னு சொல்லமாட்டேன். அங்கே இருந்து வந்து இந்த உபரி நீர் வரும் பாருங்களேன். ஆ. ஆ, அது வந்து என்ன ஆவுனாக்கா, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பக்கத்திலேயே, அ அந்தமாரியே இருக்கும். அவரு அத தாண்டுனீங்கனாக்க, அந்த வந்து கூட ஒரு 100 ஏக்கர், அந்த மாதிரியான நிலம் வச்சிருக்க விவசாயிகளும் இருந்தாங்க.
உபரிநீர். ஓகே, ஓகே பேக் வாட்டர்ன்னு சொல்வாங்க. கரெக்ட்டுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. சூப்பருங்க. ஓகே. பெருந்தோட்டம் ஆ பெருந்தோட்டம் உள்ள இடம் வரும். சூப்பருங்க, அந்த இடம். ஓகே.
ஆமா. அந்தமாரி, ஆனா இவரு வந்து ஒரு 10 ஏக்கரா வந்து வச்சிருக்காரு. ம். அந்த இடத்தில வந்து ஒரு சின்ன ஒரு தங்குறதுக்கான ஒரு கொட்டாய் மாதிரி, அம், என்ன சொல்றது? கொட்டான்னு சொல்லமுடியாது.
சரிங்க. அமைச்சு கொட்டாய் மாரி அமைச்சுட்டு, சுத்தி வந்து புல் தரை புல்வெளி அந்தமாரியும் இருக்கு. இல்லேங்களா!
ஆமா. அந்தமாரி அப்புறம் பிள்ளைகள் விளையாடுறதற்கு அந்த டயர்லாம் கட்டுவாங்க இல்லேங்களா, அந்தமாதிரி எல்லாம் கட்டி, அ வச்சிருக்காரு. ஏன்னா, நாங்க வந்து அதுக்குள்ள வந்து எனக்கு வந்து 2 பிள்ளைகள் ஆகிட்டாங்க. அப்ப நாங்க எல்லாரும் போயிருந்தோம்.
ஆமா, ஆமாங்க. அதுவும் சேர்த்து போட்டு வச்சிருக்காங்க. சூப்பருங்க. ஓகே. ஓ! சூப்பருங்க.
ஆ. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு அ என்ன சொல்ல சில நேரத்தில வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து இதெல்லாம் பண்ணணுன்னு தோணும் இல்லயா! நீங்க பல இடத்தில போயிருப்பீங்க. அப்ப பார்க்கும்போது இந்த பம்ப் செட்ல இருந்து தண்ணி வரும். அம், அதுக்கப்புறம் என்ன ஆமா, அது குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கே என்ன சொல்றது அந்த க கயித்தால கட்டின ஒரு கட்டில் இருக்கும் இல்லயா!
நிச்சயமா. சூப்பருங்க! ஆமாங்க. அங்கே போய் குளிக்கணும். நிச்சயமா.